அத் தெரு எனக்கு தெரிஞ்சு நெறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அந்த சின்ன வயசுல, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா போக போக எல்லாத்திலேருந்து நம்ம வெலகி வெலகி வெலகி ஏதோ ஒண்ணு இருந்தா இருந்துருது இருந்தது. இல்ல அதுவும் இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு சில டைம் இல்லையா? ஏன்னா அன்றாட வாழ்க்கையில வந்து அதுக்கு நம்ம ஓட ஓடணும். அதுக்கான நம்ம, "அ ஃப நம்ம குடும்பத்துக்காக ஏதாச்சு பண்ணணும்." அப்படீங்கிற ஒரு விஷயம் வரும்போது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுக்கு அது ஒரு பேஷன் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறோம், நெறைய இடத்தில இல்லையா? எல்லாரோட பிரச்சனையும் அதுதான். இப்ப நீங்க ஒ ஒங்க அம்மா பத்தி சொன்னீங்க ஆ ஆமா.
உண்மைங்க. உமி உண்மைய சொல்லணும்ன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வந்து ரொம்ப அப்படியே கிடு கிடு கிடு கிடுன்னு ஃபாஸ்ட் ஃபார்வார்ட் பண்ணி வன்ட்டீங்க. அவ்வளோ கூட இல்ல. நா ஆரம்பிச்ச காலத்தில எனக்கு முட்டுக்கட்டை ஆயிடு ஆது ஆனது வந்து எங்க அப்பாவோட இறப்பு. சின்ன வயசுலே நடந்துடுச்சு. அப்ப அந்த ஒ உ குடும்ப ஒரு சூழ்நிலை இப்ப வந்து ரொம்ப வந் இ வாழணும் அப்படீன்ற ஒரு இதுக்கு தள்ளப்பட்டதே தவர
ஆ இல்ல, இல்ல நா அதுக்கு திரும்பி வந்தேன். ஓ! ஓ! ம்.
அ வாழ்றத்துக்கு இருந்து அதுக்கு மேல அப்படீன்றப்போ, நம்ம வந்து எல்லாத்தையும் பத்தி யோசிக்கலாம். வாழணும்ன்ற அந்த ஒரு இதுக்கு வரும்போது, நம்ம எது தேவையோ அத தான பார்ப்பாங்க அது. அப்போ நா வந்து 8 வயசு தான் எனக்கு எங்க அப்பா இறக்கும்போது, அப்ப அப்படீன்ற பட்சத்தில எங்க அம்மா என்ன இது பண்ணுறாங்களோ அது தான. ஆனா அவங்க வந்து முடிந்த அளவுக்கு என்னோட கலையை வந்து, அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்தாங்க. அதாவது நா இதுவா போறது போகல. அ என்ன சொல்லுவாங்க? இந்த இந்த இந்த டான்ஸ் கிளாஸோ, இல்ல பாட்டு கிளாஸோ அந்த மாதிரியெல்லாம் போகல. ஆனா எங்க அம்மா வந்து கத்துக் குடுப்பாங்க. எங்க அம்மா உட்கார்ந்து பார்க்க வுடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்து ரசிச்சோம்.
ம்ஹ்ஹ்ம். ஓ! ஆமா. கண்டிப் ம். ம். ஆ. நீங்க எதோ அம்மா வந்து மியூசிக்ல எதோ பண்ணிட்ருந்தாங்கன்னு சொல்லீருந்தீங்க. அது முழுசா நீங்க சொல்லல. அது என்ன என்ன அம்மா அம்மா டீச்சரா இருந்தாங்களா? இல்ல பாடகியா இருந்தாங்களா?
அம்மா இல்ல இல்ல. அம்மா வந்து பி.ஏ. படிக்கிறதா இருந்தாங்க. அவங்களுக்கு, அவங்களோட வாய்ப்புகள் ப இ இந்த மாரி ஒரு, அ ஒரு எதோ ஒரு நி நிர்பந்தத்தால வந்து, பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால ஆனா இசையோட ஆர்வம் மட்டும் போ விட்டு போகல எங்க அம்மாக்கு.
ஓ!